ஐயயோ! அப்போ நீங்க அதுவரைக்கும் யார்ட்டயுமே சொல்லலையா? உங்ககிட்ட உங்க கனவு என்னங்கிறத?
<laughs> இல்ல நான் அத வந்து பெருசா வெளியில எல்லார்ட்டயும் சொல்லி நம்ம அத செய்யணும். அந்த மாதிரிலாம் நான் நெனைக்கவே இல்ல. நான் வந்து அ இல்ல நம்ம நம்ம படிக்கு படிக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன வேலைக்கு தானே போக போறோம். அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலையில இருந்ததுனால, பெருசா நான் இத பத்தி சொல்லல. இன்னொன்னு வந்து அ எங்க குடும்பத்திலயா இருக்கட்டும், ஊர் பக்கத்துலயா இருக்கட்டும். நம்மளால வந்து அத மாரி இது என்னோட கனவு. இதுக்காக நான் வந்து போராட போறேன். நான் வந்து முயற்சி செய்ய போறேன். எனக்கு திருமணம்லாம் இப்ப தேவையில்ல. அப்படின்னு வ சொல்ற அளவுக்கு ஒரு அ வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி, என்னோட பகுதியில.
சரிங்க. அதாவது. இந்த மாதிரி வந்து சொல்ல விட மாட்டாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை உங்களுக்குன்னு நெனைக்கிறேன் இல்லைங்களா?